எ அதாவது எனக்கு அவருக்கு எத்தன மொழிகள் தெரியுங்கறத விட, அவருக்கு வந்து தென்னிந்திய மொழிகள் எல்லாமே தெரியும். ஹிந்தி பேசுவாரு, மேற்கொண்டு வடமொழிய கூட வந்து இன்னொரு 4, 5 மொழி பேசுவாருங்கறதான் என்னோட அ நம்பிக்கை, வேற ஒண்ணும் கிடையாது.
ஆஹா. ஓஹோ! அருமைங்க. ஆ. சரி சரிங்க. அஹா.
இவரு இந்த சமீப சமீப காலத்துல ஒரு ஒரு படத்துல கூட வரும். தசா "தசாவதாரம்" அப்டிங்கற படத்துல, ஒரு 10 கெட்டப் போட்டுருப்பாரு. 10 ரோல் நடிச்சிருப்பாரு அவரு கமலஹாசன். ஒரு ஏதோ ஒரு நாயுடு ஏதோ ஒரு இது அந்த கெட்டப்ல நடிக்கிறப்போ, அவர் வந்து தெலுங்கு பேசுவார் அவர், தெலுங்கு நடையில தான் தமிழ் பேசுவார். அவரோட அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அவரோட பெருமைய பத்தி, "சாருக்கு சார் ஸ்பீக்ஸ் 4 டிஃபரண்ட் லாங்குவேஜ் இன் தெலுங்கு." அவர் என்ன சொல்ல வரார்னா, "சாருக்கு தெலுங்கு சேர்க்காம 4 மொழி தெரியும்" அப்டீங்கறத அவர் சொல்ல வராரு. ஆனா, அவர் ஆங்கிலம் கம்மியா இருக்கறதுனால, அவர் வந்து தப்பா சொல்ற மாரி இருந்துச்சு. ஆனா, நான் சமீபத்தில நான் இன்னொரு சீன் பாத்தேன். ஒரு பழைய படத்துல, தெலுங்கு படத்துல அவரு கமல்ஹாசன் எப்படி பேசினார்னா, தெலுங்கு அப்டிங்கற ஒரு மொழியவே, அந்த ஆந்திரப்பிரதேசம் அப்டிங்கற ஊர்ல 4 வெவ்வேறு ஊர்ல, 5 வெவ்வேறு ஊர்ல எப்டி பேசுவாங்கங்கறதையு பேசிக் காட்னாரு. இப்போ உதாரணத்துக்கு தமிழ் வந்து நாகர்கோவில்ல எப்டி பேசுவாங்க? "எல என்ன என்ன பண்ணுத அங்க" அப்டிங்கற மாரி பேசுவாங்க. அப் அப்பறம் கோயம்புத்தூர்ல எப்டி பேசுவாங்க? "ஏனுங்க என்னங்க இப்புடி பண்ணி போட்டீங்க" அப்டிங்கற மாரி பேசுவாங்க. ஒரு மாரி கவிதை நடையில பேசுவாங்க. இது மதுரை பக்கம் போனீங்கன்னா, "எலே எல என்னால பண்ணீட்டு இருக்க நீனு இங்க" அப்டீன்னு இழுப்பாங்க. ஒரு மாரி இழு இழுவைலே வந்து பேசுவாங்க எல்லாம். மெட் மெட்ராஸ்க்கு போனா, "ஐயா! இன்னா இப்டி பண்டுருக்க இருக்க? அந்த பக்கம் போ, அப்டிக்கா போ" அப்டினுவாங்க.
ஆமாங்க. ஆ! பாத்துருக்கேங்க. சரிங்க. ஓஹோ! ஆ. ஓஹோ! ஓ! ம். அஹா. சரிங்க. ஆ. சரிங்க. ஓஹோ! ஆமாங்க. <laughs> ஆமாங்க. ஆமாங்க. <chuckles> சரிங்க. ஆ நீங்களும் அழகா பேசுறீங்க.
இது நமக்கு, தமிழன்னாச்சே, பேசித்தான் ஆகணும். <chuckles>
ஓஹோ! <laughs> சரி சரிங்க. நானு அதிகமா கேள்வி பட்டது இல்ல. எனக்கே வந்துட்டு எப்போ அப்டின்னா, "YouTube" வந்ததுக்கப்பறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வந்துச்சு. <chuckles>
ம். கண்டிப்பா. தமிழுங்கறது ஒரு அழகுங்க. நீங்க நிறையா கத்துக்கோங்க, நிறையா பேசுங்க, நிறைய பாருங்க தமிழ்ங்கறத.
ஆமாங்க. அ, கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க.

நிச்சயமாங்க. அவரு அவரு அவரு எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். தவறான விஷயமா செஞ்சவங்களாவும் இருந்துட்டு போட்டும். நமக்கு என்ன தேவையோ, அதுலருந்து நம்ம எடுத்துக்கணும். அவரு என்ன சொல்றாரு தெரியுங்களா, அவரோட நடவடிக்கைகள் அவரு இது செய், இத செய்யாதன்னு சொல்லமாட்டாரு. அவுங்க வந்து இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. செஞ்சதனால தான் வந்து பெரிய ஆட்களா இருக்காங்க. அவ் சும்மாவே வந்து திரைப்படத்துல கதாநாயகனா நடிக்க முடியாதுங்கறதுக்கு அவரு, ரஜினிகாந்த்தெல்லாம் நல்ல உதாரணம்.
ம். ஆஹா! ஆ, கண்டிப்பாங்க. ஓஹோ! ஆஹா! கண்டிப்பாங்க. ஆ.
ஒரு 60 வயசு, 65 வயசு. அதுல அவரு அவரோட உடலை வருத்திக்கிட்டு, ஒரு 10, 15 மேக்கப் போட்டுக்கிட்டு மேக்கப்புக்கு மட்டும் ஒரு, ஒரு ம ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் ஒதுக்கி, அந்த அந்த கெமிக்கல்ஸ்ல வந்து இருந்து இருந்து உடம்பெல்லாம் ஃபுல்லா பாழாகி, அவர் தன்னையே திரைத்துறைக்கு வந்து அர்ப்பணிச்சவர்ங்க அவரு.
ஆமாங்க. ஆஹா! கண்டிப்பாங்க, அருமையா சொன்னீங்க.
இந்த மாதிரி, நம்ம அர்ப்பணிக்கணும்ன்னு அவசியம் இல்ல கண்டிப்பா.
ஆ. "எதாவது செயல் நம்ம செய்யறோம் அப்படீன்னா, கண்டிப்பா அதுல அந்த அளவுக்கு அ நம்ம வந்து நம்மளோட முழு அ எனர்ஜியும் அங்க குடுக்கணும்." அப்படீங்கிறத அவர்ட்டருந்து கத்துக்கலாம்ன்னு சொல்ல வர்றீங்க.
அ அதான் நம்ம உயிரை வந்து பணையம் வைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணனும்ன்னு அவசியம் இல்ல. பட், முழுமையக் குடுக்கணும், முழுமையக் குடுக்கணும். இப்ப புதுசா நம்ம ஒரு விஷயம் பண்றோம். எல்லாம் வந்து கஷ்டமா இருக்கிற மாரி இருக்குன்னு ஆரம்பத் ஆரம்ப காலத்திலயே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம்ன்னா, நம்ம கண்டிப்பா 1 படி கூட எடுத்து வைக்க மாட்டோம். 1 அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம். 1 படி கூட தாண்ட மாட்டோம்.
சரி, சரிங்க. ஆஹா! புரியுதுங்க. ஆ. அ ஆமாங்க. அதேதாங்க, அதேதான்.
இது "ஸ்டார்ட் வித் த பேபி ஸ்டெப்ஸ்" அப்டீன்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா?
அப்ப வந்துட்டு ஆ. ஆ புரியுதுங்க, புரியுதுங்க. சின்ன, சின்ன படிகளா எடுத்து வைக்கணும், அப்டீன்னு.
ஆமா, ஆமா. அந்த மாரி, சின்ன படிகள் எடுத்து வைக்கணும். சின்ன படிகள் எடுத்து வைக்கிறப்போ, சின்னதா கத்துக்கலாம். தப்பே இல்ல. கத்துக்கணும். எந்த அளவுக்கு கத்துக்கிறோம்ங்கிறதெல்லாம் மேட்டர் கெடையாது. சின்னதா கத்துக்கிட்டாலும், அருமையா கத்துக்கணும் நம்ம. கத்துக்கிட்டா தான், அந்த கத்துக்கறதோட மகிழ்ச்சி, சந்தோஷம் அதெல்லாம் வந்து தனி பாணிங்க அது.
ஆஹான்! ஆ. ம்.